ஓ! சந்தோஷங்க. அதாவது, உங்க பையனுக்கு வந்து அவ்ளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கு பாருங்களேன், அதாவது அ அந்த பொறுமையா கேட்குற தன்மை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பசங்களுக்கு வந்து, அந்த கேக்குற தன்மையே இல்லன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா உங்க மூத்த பையனுக்கு வந்து அவ்ளோ ஒரு பொறும அப்டின்றப்ப, கேக்கவே சந்தோஷமா இருக்குங்க, ம்.
ஆமாங்க, இதுல இளய மகன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன், பாத்தீகளா அவரும் நல்லா கேப்பாரு. எப்ப கேப்பாருன்னா, அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமா சாதிக்கணும்னு இருந்துச்சுன்னா! கண்டிப்பா வந்து, "அம்மா என்னம்மா? சொல்லுமா"அப்டின்னு கேக்கும்போதே, "உனக்கென்னா டா வேணும்?" அப்டிங்குறது நான் கேட்டுருவேன்.
ம். <laughs> ஆ. <chuckles> <laughs> அ, சரியா சொன்னீங்க, ம்.
<laughs> அது ஒரு விளயாட்டு பிள்ளை. அதனால வந்து அவங்கிட்ட அவ்வளவா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து மனப்பக்குவம் அடை இன்னும் அடையல. அப்டிங்குறத தான் நான் சொல்லுவேன். ஆ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடய மகள்.
ம். ம். ம்.
எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது மகன் வந்து இப்ப வந்து, விடுதியில தங்கியிருக்குறாரு. அவர வந்து எப்பவுமே வந்து நான் வந்து, அலைபேசியில கூப்ட்டு, இந்த மாதிரி எனக்கு இந்த பிரச்சனடா, அந்த பிரச்சனடான்னு சொல்லிட்டுருந்தேனா, அவருடைய மனசும் கஷ்டப்படும். அப்போ வந்து சொல்ல முடியாது, ஆனா மகள்னு ஒரு உறவு வந்ததுக்கப்புறம் அவ சின்ன குழந்தயா இருக்கும்போது, என்னால ஒண்ணும் சொல்லிக்க முடியல. ஆனா வந்து இப்ப 7 வயசு ஆயிட்டா, பிரச்சன இல்ல. இறைவன் அருளால வந்து எனக்கு வந்து அவ ஒரு நல்ல ஒரு தோழியா இருக்கா, அப்டிங்குறத நான் உணர்ந்தேங்க.
ம். கண்டிப்பாங்க, ம். ம், ம். ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா உண்மயாவே, அந்த பொண்ணுங்கன்றது, அவுங்களுக்கு அவங்ள்ட்ட இருக்குற நமக்கு ஒரு பிணைப்பு வந்து கண்டிப்பா கடைசி வரைக்கும் ஏன்னா அவுங்க புரிஞ்சுக்குற தன்ம இருக்கும் இல்லயா? ஒரு பெண்ணுக்கு நீங்க ம்.
<laughs> அத தானேங்க சொன்னாங்க, பொண்ணோட மனசு பொண்ணுக்குதான் புரியும்னு. <laughs> அஹ ஒண்ணும் இல்ல, அதாது நான் அன்னைக்கு இப்போ கொஞ்ச நாளு, ஒரு 2- 3 நாள் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். நான் வந்து ஒரு முக்கியமான வேலயா இருந்தேன், அதனால வந்து என்னுடய இல்ல இவங்கலாம் என்னுடய கணவரும், என்னுடய மகளும் வந்து உக்காந்து சாப்ட்டுட்டு இருந்தாங்க. சாப்ட்டுகிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன் எ என்ன கேட்டாங்க அ வ சாப்பிடுரியா? அப்டின்னு என் வீட்டுக்காரர் கேட்டாரு. சொன்னேன், "எனக்கு பசிக்குது. ஆனா முடியல, நேரம் இல்ல" அப்டின்னு சொல்லிட்டேன். அப்போ என்னுடய மகள் என்ன செஞ்சான்னா "அம்மா, இந்த பழத்தயாவது சாப்புடுமா" அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பழத்த வந்து நான் சொன்னேன், இல்லம்மா எனக்கு வேல இருக்குன்னு சொல்லவும், அந்த பழத்த உரிச்சு அம்மா இத சாப்ட்டுட்டு அதுக்கப்புறம் வேலய பாருங்கன்னு, கையில ஒரு டிஷ்யூ பேப்பருமே எடுத்து தந்து, "இதுலயே கையில துடச்சுக்கோங்கம்மா" அப்டின்னு சொல்லும்போது, அந்த பிஞ்சு கையால கெடச்ச ஒரு சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையிலயே ஆறுதல இருந்துச்சுங்க.
<laughs> கண்டிப்பாங்க. <laughs> ம். சரிங்க. ம். ஆ. <laughs> ம். கண்டிப்பாங்க.